ஆ.
கல்யாணம்ன்றது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான. ஒரு சந்தோஷமான விஷயம் தான.
கல்யாணம் நடக்கும்போது சந்தோஷமாதான் இருக்கும். ஆனா, அந்த கல்யாணங்கிற பாதையில நம்ம வருஷ கணக்கா நம்ப பயணிச்சிட்டு போம்போதுதான், அதில இருக்கிற கஷ்டம், நஷ்டம் எல்லாம் அப்பதான் புரியும்.
சரி.
அ இது இது என்னோட ஒரு ஒரு அனுபவத்த பத்திதான் நான் பேசுறேன். <clears throat> அதாது இ ந கல்யாணன்னு எடுத்துனீங்கன்னு வச்சிங்களேன் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். <inhales> ஆனா நான் ஒரு அ அ ஒரு பக்கத்த பத்த ப பத்தி நான் பேசுனுன்னு நான் நெனைக்கிறேன். ம்.
சரி. ம். புரியுது. சொல்லுங்க. உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம். இது பொதுவான கருத்து இல்ல. ம் சொல்லுங்க.
ம், சரி. தனிப்பட்ட அனுபவ ஆமா. தனிப்பட்ட அனுபவத்த பத்தி பேஸ் பண்ணிதான் நான் சொல்றேன். <smacks lips> அதாது, அ
சரி. சொல்லுங்க.
ஒரு பழமொழி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, "ஒரு ஒரு கப்பு காஃபி குடிக்கிறதுக்காக எவனாவது காஃபி எஸ்டேட்ட வாங்குவானா?"
ம். சரி.
சரிங்களா! அதுதான் கல்யாணம்.
என்னங்க கல்யாணத்த கொண்டுவந்து ஒரு காஃபி எஸ்டேட்டோட இணச்சுட்டீங்க. ஃபன் பண்றீங்க.
<sighs> நீ நீ அதாவது ம மன்ஷன் நான் என் கஷ்டத்த சொல்லின்னு இருக்கேன். நீங்க அங்க சிரிச்சிட்டுருக்கீங்க.
சொல்லுங்க. ஏங்க காஃபி எஸ்டேட்டோட கல்யாணத்த லிங்க் பண்ணி சொல்றீங்க சொல்லுங்க.
<laughs>